அ அ அந்த டேஸ்ட்டு கெடைக்கிறது இல்ல. ஆனா இப்ப இப்பவுமே வந்து இந்த இலந்தப்பழம் இலந்த வடல்லாம் வருது. பாத்துருக்கேன் ஆனா வந்து முன்னாடி வந்து என்னா பண்ணுவாங்கன்னா? ஒரு தட்டு மாரி இருக்கும், அத பாக்க. தட்டி தட்டி வச்சுருப்பாங்க அந்த இலந்த வடத்த. ஆனா இப்போ வந்துட்டு, ஒரு டியூபுல வந்துட்டு ஒரு சின்ன இது மாரி குடுக்குறாங்க அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இல்ல சுத்தமா.
ஆமா ஆமா. ஆமா ஆமா. ஆமாங்க ஆமா.
இந்த மாரி வேற ஏதாவது அனுபவங்கள் இருக்கா? இந்த நாங்கலாம் என்னா பண்ணுவோம்னா? இந்த பள்ளி பருவத்துல பாத்திங்கன்னா, ஸ்கூல் வாசல்ல ஒரு பாட்டி வந்துட்டு இந்த இது விப்பாங்க நவாப்பழம், மாங்காய். இந்த மாதிரி விப்பாங்க அந்த மாதிரிலாம் நீங்க சாப்ட்டுருக்கீங்களா?
ஆமாங்க நல்லா அந்த மாங்காவ வந்துட்டு நீள நீளமா கட் பண்ணீ நடுவுல குட்டி குட்டியா அ கட் பண்ணீ அ அதுல வந்துட்டு, இந்த உப்பு மிளகு தூள்லாம் வந்து போட்டு தருவாங்க. <smacks lips> அது வந்து சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு. அந்த மாதிரி வந்துட்டு பைனாப்பிள்லாம் வந்து கட் பண்ணீ தருவாங்க. <smacks lips> அதோட முக்கியமா வந்துட்டு இந்த நெல்லிக்கா இருககு இல்லைங்களா! அந்த குட்டி குட்டி நெல்லிக்கா இருக்கும்ல! இப்ப வர பெரிய நெல்லிக்கா கெடையாது. அ சின்ன சின்ன நெல்லிக்கா வந்துட்டு இருக்கும். அதோட டேஸ்ட்டே வந்துட்டு, ஒரு தனி சுவையா வந்துட்டு இருக்கும். <smacks lips> அதுக்கூட வந்து உப்பு, மிளகு தூள் அ வந்துட்டு, அ அப்படியே தனியா ஒரு குட்டி பாக்கெட் மாரி கையில கூட சில டைம் தருவாங்க அத தொட்டு தொட்டு சாப்பிடறதுக்கு வந்துட்டு, அவ்வளோ சுவையா இருக்கும். ஆனா, நான் அது பள்ளி முடித்ததுக்கு அப்புறமா, அந்த நெல்லிக்கா வெரைட்டியே நானு பாக்கவே இல்லங்க. எனக்கும் அது ரொம்ப ஆசையா இருக்கும். <smacks lips> அதுல வந்து சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஆனா வந்து அதெல்லாம் வந்துட்டு கிடைக்கிறதே வந்து கிடையாது. அப்புறம் இன்னொன்னு வந்துட்டு, இந்த பன மரம் இருக்கு இல்லிங்களா? அதுல வந்துட்டு பனம் பழம்னு ஒண்ணு கிடைக்கும். நுங்கு கெடையாது. அது வந்து பனம் பழம்னு வந்துட்டு ஒண்ணு கெடைக்குங்க. அது வந்து இந்த எல்லோ கலர்ல அப்படியே நார் நாரா இருக்கும். அத வந்து அப்படியே, சுட்டு வந்துட்டு சாப்புடுவாங்க. அது வந்து நான் ரொம்ப சின்ன புள்ளை
ஆமா ஆமா. ஓ சிறப்புங்க. ஆமா, சரி. பனங்கிழங்கா?
இல்லங்க. பனம் பழம் இது. அ பனம் பழம்னே வந்து தனியா இருக்கும்ங்க. அது வந்து ப்ப நான் வந்து அதை கிட்டத்தட்ட ஒரு அ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சாப்பிட்டது. <smacks lips> அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து இப்போ இல்லவே இல்ல. ஆனா நான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சாப்பிட்ட அந்த சுவை வந்து, இன்னமுமே வந்து எனக்கு வந்துட்டு இருக்குது. அது மாதிரி, அது வந்து ஒரு தனி சுவை கொண்டதாக வந்துட்டு இருக்குங்க. <smacks lips> அத நல்லா சுட்டு தருவாங்க. <smacks lips> அத சுட்டு தரும்போது, அதோட டேஸ்ட்டே வந்து சூப்பரா இருக்கும். அது நார் நாராக இருக்கும். <tsk> அந்த நாரு நம்ம வந்து, சப்பி சப்பி சாப்பிடுற மாதிரி இருக்கும். அப்ப வந்து அதோட சுவைலாம் வந்து தனியா இருக்கும். அது அதெல்லாம் சின்ன பிள்ளையா நான் இருக்கும்போது அதெல்லாம் வந்து வித்துட்டு வருவாங்க. ஆனா இப்போலாம் அது கிடைக்கிறதே இல்லங்க.
ஓ சரி சரி. சரி. சிறப்புங்க.